அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஸ்டைல். அத் அதாவது உடை அணியிறதா இருக்கட்டும். நம்ம பேச்சு, நடவடிக்கை எல்லாமே ஒரு விதமான ஒரு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டைல். சிறு வயதிலேருந்தே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டைலின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து உடையை அணியும்போது பார்த்தீங்கன்னா, நான் இதுபோல ட்ரெஸ் தான் போடுவேன். இது போல தான் நான் பேசுவேன். இது போல தான் நான் இது பண்ணுவேன். அப்படின்ட்டு, நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஃபேஷனாவே இருப்பாங்க. அதாவது எந்த அளவுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கோ அ உடுத்துற உடை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அழகா இருக்கும். சின்ன வயசுல வந்து அம்மா பார்த்துப்பாங்க. என்ன ஒரு இதுவா இருந்தாலும் சரி. இது போல தான் இருக்கணும், அது போல தான் இருக்கணும்ன்ட்டு, பல விதமான ஒரு இதுவெல்லாம் சொல்லி நம்மளுக்கு வந்து, அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. பெருசாக பெருசாக பார்த்தீங்கன்னா, நம்மளையே தான் வந்து எல்லாமே பண்ணுறா போல இருக்கும். சின்ன சின்ன விஷயமா இருக்கிட்லேருந்து பெரிய பெரிய விஷயமா இருக்கட்டும். அம்மா சொல்லுவாங்க, நான் இருக்கும்போதெல்லாம் நீ நல்லா தான் இருந்த. இப்போ நீயா வளர்ந்து, நீயா பண்ணம்போது தான் வந்து பார்த்தன்னா, உன்னை எல்லாமே, நீ வந்து சரியாவே பண்ணுறதில்லன்ட்டு கொர சொல்லுவாங்க. அப்படி இருக்கம்பொழுது, நீ வந்து எந்த போல ஸ்டைல் வந்து நீங்க இது பண்ணுவீங்க?
ம்ஹ்ம். கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. கரெக்டுதாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த யுனிக்னஸ் அப்படின்னு இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்பறம் தான் நமக்கே தெரிய வரும். இந்த பள்ளி காலங்கள்ல வந்து பெருசா எனக்கு ஒன்னும் தோணல. அப்பறம் அந்த கல்லூரின்னு போகும்பொழுது, பிற மாணவர்களெல்லாம் பார்க்கும்பொழுது, சில உடைகள் நமக்கு பிடிக்கும். சிலதெல்லாம், "என்னடா இப்படி எல்லாமா போடுவாங்க?" அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அ என்னுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப பாரம்பரியமாலாம் இருக்காது. ஆனா, அந்த பாரம்பரிய உடைகளுடைய குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தரம், அந்த தரத்தில வந்து நான் வந்து, எப்பவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குவேன். "அந்த அந்த தரத்தில ஆனா, புதிய நவீனத்தை வந்து உள்ள கொண்டு வரணும்." அப்படின்னு, எனக்கு நெறைய ஆசைகள் எப்பவுமே இருக்கும். அ ஏன்னா, இப்ப நம்ம அம்மா, பாட்டி உடுத்தன அந்த புடவைகள்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையான அந்த பட்டு, அந்த ஜரி வேலைப்பாடுகள், அப்புறமா அந்த நூல் புடவை கூட நல்லா திக்கா இருக்கும். நீங்க அந்த அம்மா புடவை போத்துனா, எவ்வளோ குளுரா இருந்தா கூட தாங்கும். அந்த மாரிலாம் இருந்தது. அ இன்று வந்து, நெறைய லேசான புடவைகள்லாம் இருக்கும், டிஷ்யூ சில்க்ஸ்ன்னுலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம். அ காலத்துக்கு தகுந்த மாரி நமக்கு ரசனை மாறுது. ஆனா வந்து, எதாவது ஒரு முக்கியமான விழா அப்படீன்னு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கல்லூரி விழாவோ, இல்ல நண்பர்களுக்கு மத்தி எப்படின்னா உடனே நம்ம மனசெல்லாம் அந்த பாரம்பரிய உடைய நோக்கி தான் பயணிக்குது. கரெக்டுங்களா? ஆமா. நான் என்ன பண்ணிட்டேன்
ஆமா. ஆமா. ஆமா. நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமாங்க. அதுவும் வந்து புடவ எல்லாம் வந்து பார்க்கப்போனா ரொம்ப அழகா இருக்கும். பாரம்பரிய விழா அந்த பொங்கல் டைம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேரி, அந்த வேட்டி சட்டை. அப்படியே கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். அதுவும் நான் வந்து என்ன தேடுவனா, யார் யார் என்னென்ன கலர்ல ப்ளவுஸ் போட்டுருக்காங்க? எந்தெந்த சேரி வந்து அழகா இருக்கு? அப்படின்ட்டு நான் வந்து வெட்கமே இல்லாம அவங்க கிட்ட போய் கேட்டுருவேன். "இது எங்க வாங்குனீங்க? எங்கருந்து தச்சீங்க? எந்த அளவுக்கு இதெல்லாம் அழகா இருக்கே." அப்படிலாம் வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது, அவங்களும் சொல்லுவாங்க. "இதெல்லாம் வாங்கினேன். இந்த இடத்தில வாங்கினேன்." அப்படின்னும்போது நானும் நோட் பண்ணி வச்சு, நெக்ஸ்ட் டைம் வந்து நானும் வந்து ட்ரை பண்ணி எல்லாம் பார்த்திருக்கேன். அதுபோல நீங்க எதாவது பார்த்திருக்கீங்களா?
கண்டிப்பா. ம்ஹ்ம். <laughs> கண்டிப்பா. ம். ஆமாங்க, ஆமா. அதாவது அ உடை அப்படிங்கிறது நம்மள்ள பாதி. அந்த உடையை வச்சே நம்மள வந்து, ஒரு ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி, அந்த உடையை வச்சு நம்மள கணிச்சுருவாங்கங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் தான். அதனால, "நம்ம போடுறது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கணும், அதேமாரி பார்க்கறதுக்கு வந்து, அ ரொம்ப நீட்டா நம்மள வந்து ப்ரசன்ட் பண்ணணும்." அப்படின்னு நான் ரொம்ப கவனமாவே இருப்பேன்னு சொல்லலாம். அ ரொம்ப அடிக்கிற கலர்லாம் போடாம, ரொம்ப மைல்டான கலர்கள வந்து அந்த வண்ணங்கள தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து அ சில அ புத்தகங்களல்லாம் படிக்கும்பொழுது, எனக்கு சின்ன குறிப்புகளெல்லாம் கிடைச்சது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒல்லியா இருக்கிறோம், நம்மளை கொஞ்சம் குண்டா காமிச்சுக்கணும் அப்படின்லாம் நினச்சோம்னா, நம்ம அடை அணியிற உடைகள்ல நல்லா பெரிய பெரிய பூவா போடணும், பெரிய பார்டர் வச்ச புடவை கட்டுறது. இல்ல, ஒரு சுடிதாரை எடுத்துக்கிட்டா கூட, அ அதில இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசா இருக்கணுமாம. அப்படி காட்டுச்சுன்னா, அப்படி போட்டோம் அப்படின்னா, நம்மளோட உடல வந்து கொஞ்சம் பருமனா காட்டும். ரொம்ப பருமனா இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப நெறைய பேருக்கு பிரச்சனை. நம்மள வந்து ஒல்லியா காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தேடுவோம். அ அதில பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன பூக்கள், ரொம்ப மைல்டா இருக்கிற டிசைன்ஸ், இல்லனா ப்ளைனா இருக்கற துணிகள், அந்த பார்டர்லாம் ரொம்ப சன்னமா இருக்கறது. இந்த மாதிரியெல்லாம் உடைகள் அணியும்பொழுது, நம்மள கொஞ்சம் உடல் பருமனை வந்து அ நார்மலா காமிக்கும், அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னுடைய உடல் வந்து குண்டும் கிடையாது, ஒல்லியும் கிடையாது 2க்கும் சரிசமமா தான் நான் இருப்பேன். அ சில உடைகள்ல பார்த்தா ரொம்ப ஒல்லியா தெரிவேன். சில உடைகள் பார்த்தா நார்மலா இருக்க மாரி இருக்கும். அப்போ வந்து நான் கொஞ்சம் தேடி பார்த்து தான் எடுப்பேன்னு சொல்லலாம். அ இன்னும் என்னுடைய ஸ்டைல் எப்படி இன்னும் மாறிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓ அ ஆஃப்டர் 30, ஆஃப்டர் 20ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. 30 ப்ளஸ்ல தான் வந்து, "இல்ல இல்ல ஐயயோ! வயசான மாரி ஆயிட்டே இருக்கே! இல்லைல்ல நம்ம இன்னும் யங்கா தான் இருக்கோம். அந்த காலத்துக்கு தகுந்த மாரி வறா" அப்படிங்கிற மாதிரி, அ அப்பதான் நம்மளோட அந்த பியூட்டி கான்ஷியஸ்ன்னு சொல்லுவோம். நம்மள வந்து நம்ம இன்னும் அதிகமா வந்து கவனிச்சுக்குவோம். அ அதில வந்து, அதில ஒரு ஆள் தான்னு சொல்லலாம். ஏன்னா, 20ஸ்ல்ல தெ 25 ஸ்லலாம் வந்து நார்மலாவே அந்த யங்னஸ் இருக்கும்போது நம்ம அதை பெருசா பராமரிக்கணும்னு கூட எனக்கு தோணல. "நல்லா தான இருக்கு. அதில போய்ட்டு என்னத்த போய் கிரீம்ம போடுறது, என்ன தலை சீவுறது, இருக்கிற துணியை போட்டுட்டு போவோம்." அப்படின்னு ஒரு பிரசன்ட் பண்ணிட்டு இருந்த ஆளு தான். கொஞ்சம் நமக்கு வந்து, "அடுத்த அடுத்த இதுக்கு போறோம்." அப்படிங்கும் போது, கொஞ்சம் அந்த கவனம் வந்துருச்சு. இல்ல
ஆமா. நிச்சயமா. ஆமா. <chuckles> நிச்சயமா. நிச்சயமா. ஆமா. <laughs> அ. நிச்சயமாங்க. அதேபோல ஆமா, நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, முற்றிலும் சரி நான் சொல்லுவேன். என்னோட அம்மா கூட பார்த்தீங்கன்னா அ பார்க்கும்பொழுது, அவங்க போடுற சேரியா இருக்கட்டும் அழகா இருப்பாங்க! நான் எனக்கு வந்து தோணும், "அம்மா! நீ என்னம்மா எது பண்ணாலும்" அவங்க வந்து அதிகமான மேக்கப் அது போல எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு பொட்டு வச்சு, ஒரு இது பண்ணா போல அழகா வந்து மங்களகரமா, அய்யர் வீட்டு பொ சொல்லுவாங்கல்ல, அதுபோல நான் எங்க அம்மாகிட்ட சொல்லிட்டே இருப்பேன். "அம்மா! நீ ரொம்ப அழகா இருக்கறம்மா ப் என்னாம்மா?" எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிங்க் கலர்ல வந்து நம்ம முகத்தில பூசிப்போம். ஏன்னா, வந்து அந்த இடத்தில வந்து நல்லா பொலிவா இருக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிறத்தில பூசிப்போம். எங்க அம்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாவே இருக்கும்போது, நான் கேட்பேன். "அம்மா நானும் உன் பொண்ணு தானம்மா? எனக்கு மட்டும் ஏம்மா வரவே மாட்டேங்குது? நானே வந்து எடுத்து பூசிக்கிறேன்." அப்படிலாம் வந்து எங்க அம்மாகிட்ட சொல்லுவேன். அதேபோல இந்த இதுவும் நோட் பண்ணியிருக்கீங்களா? சில பேர்லாம் வந்து அதுவும் சினிமால இருக்க ந ந கதாநாயகியா இருக்கட்டும், கதாநாயகனா இருக்கட்டும் வயதாக வயதாக தான் அவங்களோட என்னமோ அவங்க இப்ப தான் வந்து இளமை ஆடுற மாரி வந்து நெறைய விஷயம் வந்து நம்ம நோட் பண்றோம்.
அதுதான். ம், ம். ஆமா, ஆமா. ஆமா. ம். ஆஹ. <laughs> ம். ஆமாங்க. ஆமாங்க. அந்த குரூமிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு கூட அதை பத்தின ஒரு ஒரு குறிப்பு கெடைச்சது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்பறம் நமக்கு வந்து என்னடா நம்ம இப்படி ஆயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அ நம்ம மறுபடியும் எப்படி ஆரோக்கியமா மாறுவது? ரொம்ப யங்கா மாறணும்ன்னு சொல்லிட்டு, அ நான் அந்த தேடல் நெறைய இருந்தது எனக்குள்ள. அது எதுவா இருக்கலாம், உணவு பழக்கமா இருக்கலாமா? இல்ல முகத்துக்கு நம்ம வந்து யூ பயன்படுத்துற அந்த பொருட்களா இருக்கலாமான்னு? சொல்லிட்டு, எனக்கு நெறைய தேடல் இருந்ததுங்க. அப்போ வந்து எனக்கு அருமையான ஒரு அனுபவம் கெடைச்சுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ பேக் டூ நேச்சர், அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இயற்கையை நோக்கி நம்ம பயணத்தை திருப்பிட்டோம் அப்படின்னா, அந்த இயற்கை வந்து நம்ம உடல்ல நெறைய மாற்றம் செய்யுதுங்க. ஒரு நான் கல்லூரி காலத்தில எப்படி இருந்தனோ, அந்த மாதிரி என்னுடைய இளமை வந்து எனக்கு திருப்பி கெடைச்சுதுன்னு சொல்லலாம்.
நிச்சயமா. ஆமா. எந்த அளவுக்கு, அதாவது நீங்க என்னென்ன வழிமுறை வந்து பின்பற்றுவீங்க?
அதாவது நம்மளோட வாழ்க்கை முறையவே நம்ம மாத்தணும். ஒரு 21 நாள் எனக்கு அதுக்கு உண்டான பயிற்சி கெடச்சது. ஒரு 2 நாள் வகுப்புதான். அதுக்கப்பறமா, நம்மள வந்து அவங்க வாட்ஸப் குழுவில தான் தொடர்றாங்க. அ, நம்ம வீட்ல இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஆனா, சமைத்த உணவு, இந்த சாதம், சப்பாத்தி, கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் வந்து முற்றிலுமா தவிர்த்திறனும்னு சொல்லிட்டாங்க. அதனால, நம்ம இந்த உடல் உழைப்ப, வொ நல்ல உடல் உழைக்கிறவங்களுக்கு தான் வந்து, அது தேவ நம்ம வந்து முக்காவாசி நேரம் வந்து உட்காந்து வேலை செய்யக்கூடிய இடம் நிலைமை தான் இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னோட ஸ்டைல் வந்து எப்படி மாறிடுச்சுனா? அ வெளிப்புற தோற்றத்த மட்டும் இல்லாம, நான் என்னோட உள்புறத் தோற்றத்த, என்னோட உடல் அமைப்பு, அது எல்லாத்தயுமே நான் வந்து கவனிக்க ஆரம்பிச்சுறேன், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கப்பறம். அதுவும் மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இயற்கையான உணவு, காலை வந்து ஒரு 4.30 மணிக்கு எந்திரிக்கிறது, அந்த வெளிச்சத்தில, வெட்ட வெளியில நம்ம கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்யிறது, சூரியன வந்து வெறும் கண்களால அந்த 6 6.30க்கு பாக்குறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது அதில. நம்மளோட சிற்றுண்டிகள் கூட பார்த்தீங்கன்னா, அந்த பாரம்பரிய உணவு ம நிலக்கடலை இருக்கில்லையா? அத வந்து நல்லா ஊற வச்சு, அத தினசரி எடுத்துக்கிட்டாலே வந்து, உடலுக்குள்ள வந்து அந்த புது ரத்தம் பாஞ்சு, நம்மளுக் ஒடம்புல எனக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மீண்டும் ஒரு ஷைனிங் நம்ம ஒரு 20 வயது, 18 வயசுலலாம் எப்படி யங்கா இருப்போம் இல்லீங்களா? அது வந்து என்னோட 30ஆவது வயதில கூட எனக்கு கெடைச்சதுனா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதைத்தான நம்ம இவ்வளோ நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். நம்ம, <chuckles> நம்ம உள்ளே எடுத்துக்கிட்ட உணவுதான் அப்போ பிரச்சன, அப்படின் சொல் அதாவது என்ன சொல்றது? ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பழங்கள் இதுதான் வந்து அந்த உணவு, முழுவதுமே.
சரிங். ஆமா. அடடா! அ. நிச்சயமா, நிச்சயம்.
ஒரு நாளுக்கான உணவே வந்து தேங்காய் பால் அந்த மாதிரி. தேங்காய், பழங்கள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கும்பொழுது என்னாச்சுன்னா, அ ஆட்டோமேட்டிக்காவே நான் என்னோட உடலிலேயுமே நெறைய மாற்றம் வந்தது. அதுக்கப்பறம், மீண்டும் நான் வந்து அந்த பழையபடி என்னுடைய உடைகள், அது எல்லாமே வந்து மாத்துனேன். இதுல ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன மாத்துனேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் இந்த பாரம்பரிய உடைகள் புடிச்சதுன்னு சொன்னே இல்லீங்களா? அ இப்போதான் நிறையா புட்டிக்ஸ் வந்துடுச்சுல்ல. நம்ம வந்து பக்கத்து வீட்டு டெய்லர் கிட்ட குடுத்தோம்னா, கண்டிப்பா சொதப்பி வச்சுருவாங்க. என்ன கொடுத்தாலும் நீங்க வந்து அத சொதப்பிதான் வைப்பாங்க. எனக்கு வந்து இந்த யூடியூப்லாம் பாக்குற பழக்கத்தில, அதில ஒரு 2, 3 பேர் அந்த பழைய ஸேரீஸ்லாம் அழகா கஸ்டமைஸ் பண்ணி, அது ஒரு லெஹெங்காவ் ஆகவோ, ஒரு ஃபுல் ஃப்ராக்காவோ எல்லாம் தெச்சிருந்தாங்க. அப்புறமா, நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணி, பாத்தா அவங்க எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் இருந்தாங்க. அதனால, எனக்கு ரொம்ப சௌரியமா இருந்தது. நேரடியாவே போயி, அ என்னோட ஒரு 2 ஸேரி. அம்மாவோட 2 சேரி ஃபஸ்ட்டு குடுத்தேன். அதுல அந்த பட்டு புடவைகள் 1. அப்புறமா, அந்த நல்ல நூல் புடவை இருக்குல்லையா? பருத்தி, காட்டன் புடவைகள். அதில வந்து, ஒரு அந்த காட்டன்ல வந்து, நீங்க சொன்ன அந்த ஒரு ப்ளீட்ஸ் வச்சு, லெஹங்கா மாதிரி தச்சுட்டு, 2 இன் 1. நல்லா போட்டுக்கிட்டா, அது வந்து சுடிதாராவும் நம்ம போட்டுக்கலாம், கொஞ்சம் எறக்கி போட்டுட்டோம்னா ஸ்கர்ட்டாவும் மாறிரும். அந்த மாடல்ல வந்து அத தெச்சிருந்தேன். அப்புறமா, அது வந்து ரொம்ப அதோட அவுட்கம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. என்ன பண்ணிட்டேன், படம் எடுத்துட்டேன். என்னோட பாட்டி வீட்டுக்கு போயி, <laughs> அங்க இருக்கிற "பொடவையெல்லாம் குடு பாட்டி. நீ சும்மா தானே பீரோக்குள்ளே வச்சுருக்க? எனக்கு குடு" அப்படின்னு சொல்ட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு, எல்லாத்தையும் குடு. எல்லாம் கொடுத்தா, அவங்களுக்கு ஒரு, 1 மாசம், 2 மாசத்துக்கு என்னோட வேல மட்டுமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கடையில போயி புது துணி எடுக்குற பழக்கமே நா வச்சுக்கல. இருக்கு, "மொதல்ல பீரோக்குள்ள தூங்குறதெல்லாம் எடு. அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணு, அதெல்லாம் மாத்துன்னு" சொல்ட்டு, அதெல்லாம் மாத்தி, ஆ பத்து கலர் நிறங்கள் அந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும் என்னோட பாட்டியோட ஸேரி கலெக்ஷன்ஸ்லலாம். அவங்க நெறைய நூல் புடவைகள் தான் வச்சிருந்தாங்க, பட்டு புடவைகள் வச்சிருந்தாங்க. அப்புறமா.
ஆமா. ம்ஹ்ம். ம். ஆமாங்க. <chuckles> ம். நா கூட இதே தான் வந்து கேட்டு என்னோட அம்மாகிட்ட, ஆக்சொலி நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட அம்மாவோட முஹூர்த்தம் ஸேரி இருக்கும்ல? அத வந்து நான் எடுத்தேன். அது வந்து எங்க அம்மா இப்போ வரைக்கும் வந்து, நல்லா ஒ கிட்டத்தட்ட இப்போ வந்து 21 வருஷம் ஆச்சி. அது எங்க அம்மாகிட்டேருந்து நான் கேட்டேன், "அம்மா குடும்மா. நான் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுபோல வந்து கஸ்டமைஸ் பண்வேன். எனக்கு நா வந்து சமூக வலைதளத்தில தான் பாத்தேன். இதுபோலலாம் இருக்கு" அப்படின்னும்போது, நான் "சேரி, ஓகே, நீ எடுத்துக்கோ. எந்த ஸேரி எடுக்க போறேன்னுட்டு" எங்க அம்மாவோட முஹூர்த்தம் ஸேரி எடுத்தேன். எங்க அம்மா அதுக்கப்புறம்ல, "எம்மா தெய்வமே! தயவுசெஞ்சு நீ எடுத்து எடத்துலே வச்சுடு. அதெல்லாம் வந்து நீ எடுத்து, நீ எதுவும் பண்ணாத. நீ ஏதோ வேற ஸேரி தான் கேட்க போறியோ இதுல வேற எதனா எடுத்துக்கோ" அப்படினுமா, "இல்ல, இல்ல, இல்ல எனக்கு இதுதான் வேணும். இந்த ரெட் கலர், அதுவும் கோல்டன் கலர் போடர் வச்ச தான் எனக்கு வேணும்" அப்படின்னும்போது, "அது வந்து என்னோட முஹூர்த்தம் ஸேரி. அது வந்து நான் குடுக்க மாட்டேன்" அப்படின்னும்போது, "நீலாம் ஒரு தாயா?" அப்படின்ட்டு எங்க அம்மாகிட்ட கேட்டேன். "ஆமா நீ எடுத்துன்னு போய் ய நீ எடுத்துன்னு போய், வெட்டிட்டு வேற எத இது நல்ல எடமா குடுத்தா பரவால்ல. வேற எதனா எடத்தில குடுத்து, எதனா பண்ணிட்டன்னா, எனக்கு நினைவா இருக்கிறது அது ஒண்ணு தான். நீ வேணா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா, உன்னோட முஹூர்த்தத்தில கட்டிக்கோ" அப்படி சொல்லம்போது எனக்கும் வந்து, மனசு மாறிடுச்சு. ஆமா, அம்மாவோட முஹூர்த்தம் வந்து, கட்றத்தும் வந்து ஒரு நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு, "சரி ஓகேம்மா. நான் எடுத்துக்கிறேன். அப்பனா, நீ வந்து, பத்திரமா வச்சுக்கோ" அப்படினுமா "பத்திரமா நான் வச்சுக்கிறேன். நீ இப்போ நீ போய்ட்டு வேலைய பார்" விட்டாக. <laughs>
ம். ஆமா. ம். ம். ம். அய்யய்யோ! அ. <chuckles> ம்ஹ்ம். இல்லல்ல. அது வந்து அ. <chuckles> ஆமாமா. அ. கண்டிப்பா. <laughs> அதுவ் அதுவ் ஒரு சென்சிட்டிவான விஷயம் இல்லயா? அது மனதுக்கு நெருக்கமான ஒரு புடவை. அத வந்து யாருமே குடுக்க மாட்டாங்க. அது என்னோட அம்மாவும் சரி, என்னோட, யாருமே அத வந்து குடுக்கல. கடைசி வரைக்கும் அது அந்த க அலமாரியில தான் தூங்குமோ ஒழிய <laughs> அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க. <chuckles>
நிச்சயமா. நிச்சயமாங்க. அதுவும் நீங்க அழகா சொன்னீங்க. அதாவது வயது போகும்போது வந்து.
நீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஐடியா இருந்ததுன்னா, தாராளமா மற்ற புடவைகள்ல வந்து நீங்க அந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையா இருக்கு, அ நம்மளோட யுனிக்னெஸ்ஸே மாறிடுதுங்க, அதுக்கப்புறம் நம்மள பார்த்தாலே, ஓ! இவங்க இந்த மாரி உடைகள் தான் அணிவாங்களே இவங்க தான். அவங்களா இவங்க அப்படிங்கிற மாரி நம்மளோட அடையாளமே மாறிரும்.
ஆ. ஆமா. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து அடையாளத்தை வந்து நீங்க வந்து மாற்றியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பார்க்குறவங்க எல்லாரும் வந்து பார்த்தீன்னா கேட்டுருப்பாங்க, எந்த இடத்தில இது பண்ணீங்க எந்த இடத்தில வாங்கினீங்கன்னு கேட்கும்போது, "நான் வாங்கல, இருக்கற புடவைய வச்சு நான் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணேன்" அப்படின்னும்போது அது பதிவு வந்து அழகா இருக்கும்ல. நமக்குன்னு ஒண்ணு வந்து கண்டுபுடிச்சாச்சு அப்படின்னும்போது, நீங்க சொன்னீங்க. அது வந்து இப்போ அந்த வேர்கடலயா இருக்கட்டும் அத வந்து ஊற வச்சு சாப்பிறது இன்னும்போது, இது நல்லாயிருக்கு கால்ல எழுந்து பார்த்தீங்கன்னா யோகா பண்ணிட்டு 4 1/2 மணிக்கு எழுந்து யோகா பண்ணி இந்த சூரியனை வந்து 6 நிமிடங்கள் பார்க்கறதா இருக்கட்டும். நீங்க சொன்ன மாரி, ஏன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயதிலேயே ரொம்ப வயதான மாரி இருக்காங்க. என்ன கேட்டன்னா, இந்த உணவு பழக்கம். உடல் பருவம் அந்த இதுதான். குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப குண்டாலாம் இருக்காங்க. அதுபோல வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணோன்னா, நம்ம நம்மளை ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும். நமக்கான ஒரு விஷயத்த வந்து நோக்கி போகணும். உடல் சார்ந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு உண்மையான ஒரு ஸ்டைல் தான் நான் சொல்லும். உங்களோட பதிவு வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. மீண்டும் சந்திக்கலாம். உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா, ஆமா. நன்